சரிங்க. ஆ.
ஆ, அத்த இத பண்ணுங்க. என்ன எனக்கு வந்து, இப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் இப்பிடி இருக்கிறதுனால, நான் பண்ணணும், பேசணும், நான் வந்து போகணும். அ அலுவலகம் சார்ந்து இவ்ளோ இருக்கு. அப்பிடின்னு எல்லாமே சொன்னாலும், அப்பிடியா! அப்ப வந்து, அவுங்க மகன, அவுங்க மகனுக்கு கால் பண்ணி வர சொல்ல சொல்லி, பார்த்துக்க சொல்லி சொல்லுவாங்க.
ம், ம், ஆ. ஆ. <laughs> <sighs> சரிங்க ஆ. ஓ! அப்பவும் அந்த உதவிங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதில கெடைக்கிறது இல்ல. ஆ.
என்னால செய்ய முடியாது. ஆனா, வந்து அவுங்க பார்த்துப்பாங்க இல்லயா! அதனால நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ பண்ணுமா, நீ பண்ணு அப்பிடிம்பாங்க. நீ செய். நீ உன் வேலைய செய் நீனு ரொம்ப முக்கியம். அப்பிடின்னு எனக்கு தெரிஞ்சு முக்கியம்ன்னு சொன்னது அவுங்க தான். "எல்லாமே வந்து பண்ணு, ஆணுக்கு நிகர் வந்து பெண்ணுமே வந்து எல்லாத்துலயும் சமமா இருக்கணும்." அப்பிடிங்கிற மாதிரி ஒரு படிப்பினே அவுங்க கிட்ட இருக்குன்னே சொல்லலாம்.
ஆ. ஆ. ஓ! அ. <laughs> <sighs> <laughs> <sighs> சரிங்க. ஆ. ம், ம். ஓ! ஆ. அ அ.
ஆனா, வந்து ம். ஆனா, வந்து நம்ம உதவின்னு போய் கேட்டா மட்டும் செய்ய மாட்டாங்க.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்னது ரொம்ப அழகான விஷயங்க. அதாவது
நான் எவ்ளோ இதா போய் கேட்பேன். இதே இது, இது இந்த பக்கம் 2 பக்கமும் நான் யோசிச்சு பார்ப்பேன். சரி இனிமே வந்து, நம்ம இங்க என்னதான் மாரி மொழியில கேட்டாலும் இது நடக்காது. அப்பிடிங்கிற மாரி. ஆனா, நான் இதே வந்து அலுவலகங்கள்ல நம்ம போய் கேட்கும்போது கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? உங்களோட வேலைய நான் இன்னக்கி செஞ்சிரேன்ப்பா, அப்பிடிங்கிற மாரி நாளைக்கு வந்து, அ எனக்கு லீவ் வேணும். அதனால என்னுடைய வேலைகள இதில கொஞ்சம் நீ செஞ்சு வச்சுரு.
ஆ. சரிங்க. ஆ. ஆம். ஆ ஆ ஆ. ஆ. ம். ஆ, ஆ.
"முடிஞ்சா வந்து, நீ உன்னோட வேலைகள முடிச்சு வை, நான் என்னோடத வந்தாவது பண்ணிக்கிறேன்." அப்பிடிங்கிற மாரி நம்ம கேப்போம்ல.
அ ஆ. ஆமாங்க. ஆ, ஆ.
ஏன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால போயிட்டு, உடனே அந்த வேலைகள தொடர்ந்து செய்ய முடியுமானா, இல்ல. ஆனா, அடுத்தடுத்த வேலைகள கொஞ்சம் அவுங்க முடிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி நான் உதவி கேட்கும்போது, அவுங்க சொல்லுவாங்க. ஏன்ப்பா! இத போய் கேட்கணுமாடி நீ! நான் பண்ணி வைக்கிறேன் அப்பிடிம்பாங்க.
ஆ. இல்ல, கண்டிப்பா. ம், ம். அ, ஆ. ஆ, அ.
அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அடுத்த நாள், அவுங்க 3 நாள் லீவ் போடும்போது, நான் பண்றேன். அப்பிடிங்கிற மாதிரி, நானே முதல்ல போய் சொல்ல பார்த்துருவேன்.
ம்.